அப்ப அவங்க, "ஆமாங்க, இதான் பீச்சுங்கறாங்க."
<laughs> அய்யயோ!
ஆனா, இதெல்லாம் மறக்கவே முடியாது. <giggles>
<giggles> கண்டிப்பாங்க. ஏங்க "பீச் எங்கடா? பீச்சு?" ஒரே ஒரு அலப்பற பண்ணியிருப்பீங்க போல. அதுக்கப்பறம் என்ன நடந்துச்சுங்க?
ஆமாங்க. இதுல வேற நாங்க இன்னும் ஒரு காமெடி என்னன்னா, அ அந்த மெட்ரோ ட்ரெயின்ல ஏறின ஓன்னே, "இது பீச் போகுந்தானே?" அப்படீன்னும் கேட்கிறோம். எல்லாரும் பீச் போகும்ன்னு தான் சொல்றாங்க.
<laughs> சரிங்க. <laughs>
அப்பறம் வண்டி ரிட்டர்ன் ஏறி அம்மா என்ன சொல்லிட்டாங்க, "இல்ல முடியாது, இதுக்கு மேல பீச்சே இல்ல இங்க." நாங்க வந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளிய வந்து அ எல்லா பக்கமும் பார்த்துட்டோம். எங்கேயுமே வந்து பீச் கண்ணுக்கு படல. அப்புறம் என்ன பண்ணிட்டோம்ன்னா, "இதுக்கு மேல நடந்தம்ன்னா பீச்சுக்கே போனாலும் வந்துட்டு, அ நம்மனால வந்து நடக்க முடியாது." அப்படீன்னு சொல்லிட்டு
சரிங்க.
ஆ அது வேற திருமணும்க்கு போனது வந்துட்டு, எங்களுக்கு தெரிஞ்சவிங்களது. அந்தளவுக்கு எங்களுக்கு அந்த அங்க தெரிஞ்சவிங்க யாரும் இல்ல. சும்மா ஒரு ம் சொந்தக்காரங்க திருமணம் கெடையாது. அ சும்மா தெரிஞ்சவிங்க திருமணம் அப்படீங்கிறதுனால, அங்கேயும் போய் அந்த அளவுக்கு ஹெல்ப் கேட்க முடியாது, ம் அப்படீன்ட்டு
தெரிஞ்சவங்க மூலிய திருமணம்தான் போயிருப்பீங்க. புரியுதுங்க, புரியுதுங்க. அதாவது தெரிஞ்சவங்களோட அ திருவிழாவுக்கு போனதுனால, உங்களுக்கு சரியா அங்க யாரையுமே தெரியாதனால, அதுவும் ஒரு பக்கம் பிரச்சனையா இருந்திருக்கும் இல்லைங்களா? ஐயோ!
ஆமாங்க, ஆமாங்க. அதனால சரின்னு மறுபடியும் வந்து நம்ம சென்ட்ரலுக்கு போயிட்டு நம்ப வீட் ஊருக்கே போயிடலான்னு சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். அ அதுக்கப்பறம் மறுபடியும் வந்து, அ இந்த ஆர்ப்பாட்டம்லாம் பண்றதுக்கே வந்துட்டு நைட்டு 8 மணியாட்டம் ஆயிடுச்சுங்க.
சரிங்க. ஓ! அப்பறம், அய்யயோ!
ஆ ஏன்னா நாங்க கொஞ்சம் லேட்டா தான் வந்திருந்தோம். அ இ நாங்க மாலை நேரத்த பார்க்கறக்காக வந்திருந்தோம். "அ சூரிய மறைவ பார்க்கலாம்." அப்படீங்கிறதுக்காக தான் பிளான் போட்டு வந்தது. நல்ல பிளான் போட்டு வந்தோம்.
ஓகேங்க. ஆனா, பிளான் நல்லா போட்டீங்க. ஆனா பீச் எங்க இருக்குன்னு தெரியாம போட்டீங்களே! கடைசியில என்னதாங்க ஆச்சு?
<giggles> அதேதாங்க. அப்பறம் சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். அ சென்ட்ரல்ல இருந்துட்டு என்ன முடிவு பண்ணோம்ன்னா, 8 மணிக்கு மேல அ என்ன முடிவு பண்றோம்ன்னா, "சரி ஆட்டோ புடிச்சு போயிரலாம். மெரினா பீச்சுன்னு கேட்டு போயரலாம்."

பொதுவா நம்ம எல்லாருமே வந்துட்டு, அ கடல்ல வந்து போயி, நின்னு, அந்த கடலோட தண்ணீ வந்து நம்ம கால் மேல படும்போது. அந்த அலை வந்து அப்டியே வந்து அந்த அலை அலையா, அந்த வேவ்ஸ் மாரி அப்படியே வந்து வர்றது, இதெல்லாம் பாக்கும்போது, நம்மளுக்கு அறியாமயே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போன மாரி ஒரு ஃபீல் ஆயுறுவோங்க. அ உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க வந்து கடல்கரைக்கு போயி, அந்த கடல்ல வந்து விளையாடுனதோ, இல்ல அங்க போனப்போ எதாவது ஒரு அ நி நினைவுகள் எதாவது இருந்தா எங்ககிட்ட பகிந்துக்க முடியுங்களா?
ஆமாங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. எனக்கு 2 நிகழ்ச்சி இருக்கு. நான் ஒரு முதல்லருந்து சொல்றேங்க. ஆ மொதல்ல வந்துட்டு, நாங்க போகும்போது, அப்பா அம்மா நான் 3 பேரு போறோம். ஆ அப்போ நல்லா இருந்துச்சு, ஆ அப்போ வந்துட்டு அ மொத மொதல்ல அப்பதான் நான் வந்து கடல பீச்ச பாக்கறேன். ஆ ஏனா நாங்க இருக்கிற ஊர்ல அ ஏரியால உ <chuckles> நாங்க இருக்கற ஊர்ல வந்துட்டு எ கடற்கரை கெடையாதுங்க. அ அதனால, நாங்க அ சென்னைக்கு வரும்போது அங்க வந்து மெரினா பீச்சுக்கு போலாம் அப்டின்னு கூட்டிட்டு போறாரு. ஒரு வெயில் நேரத்தில கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு மதிய நேரமா.
சரிங்க. சரிங்க. ம். ஓ! சரிங்க.
ஆ அப்போ எங்களுக்கு அந்த அங்க நடந்து போறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அ எனக்கு தெரியாதது. கடற்கரைனா ஒரு அவ் அவ்ளோ தூரம் நடந்து போகணும்னே எனக்கு தெரியாது. ஆ ஆமாங்க. ஏன்னா நான் என்ன நெனைச்சிட்ருந்தேனா
கண்டிப்பாங்க. ஏன்னா நம்ப கடல் பாத்தது பாத்திருந்திருக்க மாட்டோம் இதுக்கு முன்னாடி இல்லைங்களா?
ஆஹ! பாத்தது இல்லைங்க. அதாவது நம்ப பாத்தாலும் வந்துட்டு, நம்ப டிவியிலல்லாம் பாக்கும்போது அந்த கரைய தான் கட்டுவாங்க. ரோட்லேருந்து அவ்ளோ தூரம் நடந்து போணும்னு எனக்கு யாருமே சொல்லல.
ஆமா. <laughs> கடல் ஆமா. கடைசில அங்க போனதுக்கப்புறம் எங்கடா! கடலக்காணோம் ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கோமே! சரிங்க.
ஆமாங்க. ம் எறக்கி விட்டுட்டாங்க. நான் இறங்கினவுன்னே கொஞ்சம் தூரத்தில கர வந்துரும்ன்னு நெனச்சுக்கிட்டேன். ஆ சரி நடந்து போற எடமாவது வந்து, கொஞ்சம் ரோடு அந்த மாரிலாம் இருக்கும்னு எதிர்பாத்தா, அந்த மணலுக்குள்ளயே நடந்து போணும்னு சொல்லிட்டாங்க. அது 2வது பெரும் பிரச்சனை.
சரிங்க. அந்த கடலுக்குள்ள அந்த மணல்ல நடக்கும்போது எந்த மாரிங்க? ஐயோ! என்னது ரொம்ப உள்ள போது, கால புடிச்சு இழுக்குது அந்த மாரி எதும் தோணுச்சுங்களா?
ஆ 3வது என்னான்னா ஆ. ஆஹ! அதேதாங்க கால் எனக்கு அ ஆல்ரெடி வந்துட்டு நாங்க எங்கேயோ ஒரு ஒரு பக்கம் போயிட்டு, நல்லா நடந்துட்டு வந்திருக்கிறோம். ஆ அ ஏற்கனவே எனக்கு கால் வலிக்குது. அ என்னோட பிளான் என்னென்னா, நான் எதுக்கு கடற்கரை கேட்டேன் அப்படின்னா, ஆ போய் அங்க உக்காந்துக்கலாம், தண்ணீயில, அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தா இருந்துச்சு. ஆனா. அ அங்கே போறக்கே வந்து இவ்ளோ தூரம் நடக்கணும் அப்படிங்கிறதே எனக்கு சொல்லாம கூட்டிட்டு போய்ட்டாங்க. ஆ அப்ப இப்போ நடக்கறேன், நடக்கறோம் என்னால கால தூக்கியே வைக்க முடியல்ல. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு அந்த 2 கெண்ட காலும் வலிச்சிட்டே இருக்குது. ஆ அ வலிக்கும் போது நடக்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அ 2வது ஆமாங்க.
சரிங்க. சரிங்க. சரிங்க. கண்டிப்பா. சி சிரமமா தாங்க இருக்கும். அந்த மணல்ல நடக்கிறது வந்து எ சும்மா நடந்தாவே கஷ்டம். இதுல கால் வலியில நடந்தா அவ்ளோதான். "இதுக்கு எதுக்குடா நான் வந்தேன்" அப்டின்னு தோணியிருக்கும்.
ம். <laughs> ஆமாங்க. அப்டியே தான் இருந்துச்சு, "நான் வரமாட்டேன்ட்டேன். நான் வரவே இல்ல, நான் அடுத்த தரவ வந்துக்கறேன். நான் வரவே மாட்டேன். எனக்கு கடக்கரையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்" அப்டின்னு பாதிலயே அடம் புடிச்சு, நாங்க ரிட்டர்ன் வந்துட்டோங்க, போவே இல்ல.
சரிங்க.

சரி. ஆ.
ஆ கரெக்டா தானே கொண்டு போய் விடுவாங்க அப்டின்னு
எப்டி ஆட்டோ காரர் வந்து ஏமாத்த மாட்டாரு. எங்கள ஆட்டோ தலைவரு எங்கள காப்பாத்திருவாருன்னு நெனைச்சீங்களா? <laughs>
<laughs> ஆமாங்க. அந்த மாரி இப்ப, அம்மா என்ன சொல்றாங்க அப்டின்னா, 8 மணிக்கெல்லாம் பீச் தெறந்திருக்காது. <laughs> ஏன்னா, இப்போ இந்த பூங்காலாம் மூடி வச்சுருவாங்கல்ல அந்த மாதிரி. <laughs> அப்டின்னு சொல்லிட்டாங்க. அ அதாவது கேட் போட்ருவாங்க. நீ எல்லாம் உள்ளேயே போக முடியாது. அப்டின்னு <chuckles> சொல்லிட்டாங்க
<laughs> <laughs> சரிங்க. ஆமா, அது மாதிரி பீச். மொ சிறப்புங்க. ஐயோ! ம், உங்க அம்மா பாருங்க கடலுக்கே கேட் போட்டுருக்காங்க. <laughs> சரிங்க.
நாங்க இருந்தாலும் பரவாயில்ல நா போயி <laughs> அப்டிதான் ஏன்னா அந்த அ அது நாங்க போம்போது, அந்த கொஞ்சமா ஒரு 4அடி 5 அடி தானே இருக்குது ரோட்ல இருந்து, ஆ அந்த இடத்துல கேட் போட்ருவாங்க அப்டின்னு, நாங்க நெனைச்சுக்கிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் அத கேட்டையாவது பார்த்துட்டு வரணும். ஏன்னா நம்ம தான் தப்பா போயிட்டோம்ல அப்டின்னு சொல்லிட்டு
ஆமாங்க. <laughs> சரிங்க. ம்.
ஆட்டோ புடிச்சு போயாச்சு, போய் பார்த்தா கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்கறாங்க எல்லாரும் உள்ள. <chuckles> இதுக்கு என்ன ஆமாங்க. <laughs> எங்களுக்கு அது புதுசு ஏன்னா 8 மணிக்கு எங்க ஊர்லல்லாம் வந்துட்டு, யாருமே நடமாட்டமே இருக்க மாட்டாங்க. <chuckles> இங்கே என்னடானா
ஆ 8 மணி தானே அவங்களுக்கு தெரியாதுல்ல. <laughs> சரிங்க, ஆ, ஆமா. 8 மணிக்கு சாப்பிட்டு கதவ சாத்துட்டு தூங்குறக்காலம்ல ஆயிறும் ஊர்ல இருந்து நாங்க வந்திருக்கோம். <laughs> சரிங்க.
<laughs> அதேதாங்க. <laughs> அப்டி இருக்கும்போது என்னடா இது கூட்டம் கூட்டமா போறாங்களேன்னு சொல்லிட்டு, நாங்களும் போறோம் போறோம் டக்குனு பார்த்தா யாரையும் ஆள காணோம். ஆ எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்ம பீச்சுக்கு போனதில்ல ரொம்ப இருட்டா இருக்கு. <chuckles> ஆ 8 மணி அப்படிங்கும் போது நல்லா கருத்துருது எங்கே பீச் இருக்குன்னே எங்களுக்கு தெரியல்ல. அதுதான் பிரச்சனையே.
ஆ சரிங்க. <laughs> சரிங்க.
அ நாங்களும் டார்ச் புடிச்சிட்டு போறோம், ஆ எ கண்டே புடிக்க முடியல இப்ப நேரா போறோமா? இல்ல வந்து சைடுல போறோமா? எங்க போறோம்ன்னே எங்களுக்கு தெரியல. அ அதெல்லாம் பார்த்தா
கடைசில பீச்க்குள்ளேயே போய்ட்டோமா. அதுவும் தெரியாம போய் கடலுக்குள்ளேயே.
<laughs> அதான் பீச்க்குள்ள போயிருந்தா தண்ணீ வந்திருக்குமே. <laughs>
<laughs> அதான் அத வச்சே கண்டுபுடுச்சிரலாம்ன்னு போயிருக்கீங்க.
ம் போயிட்டே இருக்றோம் எனக்கு பயம் வந்துருச்சு. என்ன பயம்னா நேரா தான் நடக்கிறோமா? ஏன்னா நம்ம நேரா நடக்க மாட்டோம்ல. அ கொஞ்சம் சைடுல நடந்தோம்னா அந்த கரையோரத்திலயே நடந்துகிட்டே இருந்தா, என்ன பண்றது? அப்டிங்கிற மாதிரி எனக்கு பயம்.
ஆமாங்க. ஆ, புரியுதுங்க.
ஆ அப்புறம் நான் வந்து கூகுள் மேப்ப ஓப்பன் பண்ணி, இது வந்து கொஞ்சம் பல வருடங்கள் கழிச்சுதான் போனோம் அப்டிங்கிறதுனால, கூகுள் மேப்ல வந்து அங்கே பின் பண்ணியிருந்துச்சு. பீச் இருக்கிற இடத்த. அ அத பார்த்துட்டு அந்த கரு 'கும்' இருட்டுல டார்ச் அடிச்சுட்டு ம் இதில என்ன பயம்னா நாய் வேற வந்து சுத்தி சுத்தி குழைக்குது. <chuckles> அது அதை விட பயமா இருக்கு. ஆ 2வது என்னமோ ம்.
ஆ, சரிங்க. ம். <laughs> அதாவதுங்க அ நம்ம எல்லோருமே வந்து ரெஸ்டாரண்ட்ட கூகிள் மேப்ல போட்டு தேடிருப்போம். இல்ல வந்து ஏதாவது ஊர் பேரு அதாவது பீச்சயே கூகிள் மேப்ல போட்ட ஒரே ஆள் நீங்களாதாங்க இருப்பீங்க சிறப்புங்க. <laughs> சேரிங்க.
<laughs> <laughs> ஆமாங்க. நீங்க வேற அந்த மேப் இருந்தாங்காட்டி தான் எங்கனால போக முடிஞ்சதுன்னே சொல்ல முடியும். அஹ் அப்புறம் கடைசியா போயிட்டு நடந்து போயி அதை பார்க்கும்போது, அப்டி இருந்துச்சுங்க. உனக்கா <chuckles> இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்கிற மாதிரி.
ஆஹா! <laughs>

நாங்க இதுக்கு பார்க் போயிருந்தோம் வனவிலங்கு பூங்காக்கு, ம், அங்கயே நான் வந்து அங்கேயும் சைக்கிள் எடுக்கல நடந்தே கூட்டிட்டு போயிட்டாங்க. <chuckles> அதனால ஆமாங்க அங்க நடந்து நடந்து போயிட்டு வந்தங்காட்டி, அ, இங்க என்னால நடக்கவே முடியலைங்க. ம், நான் என்ன பிளானுன்னா? ஆ, சொல்லுங்க.
ஓ! சரி சரிங்க. ஓ! அதனால ரொம்ப கால் வலிச்சுருக்கும். கண்டிப்பா. புரியுதுங்க. அதக்கப்புறம் எப்ப கடலுக்கு ம். அதுக்கப்புறம் எப்போ கடலோட இத வந்து, எக்ஸ்பீரியன்ஸ எக்ஸ்பீரியன்ஸ நீங்க வந்து ஆ பாத்தீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி போனீங்களா?
கண்டிப்பாங்க. 2வது தடவ வந்து நானும் அம்மாவும் வந்து ஒரு திருமணத்துக்கு போற மாரி இருந்துச்சு சென்னைல. ஆ அப்ப நாங்க நாங்க 2 பேரும் முடிவு பண்றோம். சரி நம வந்து, அ, எப்டி கூட்டிட்டு போனாங்களோ அதே மாரி நம்மளும் வந்து கடற்கரைக்கு போயிரலாம் அப்டின்னு சொல்லிட்டு, ஆ, முடிவு பண்றோம். அ, அப்ப கொஞ்சம் நாங்க நல்ல ஸ்ட்ரென்தா தான் இருக்குறோம். ஏன்னா, நல்லா சாப்புட்டு நல்லா ஸ்ட்ரென்தா ஸ்ட்ரென்தா தான் வந்திருந்தோம். ஆமாங்க.
சரிங்க. நீங்க அப்ப வந்து அலர்ட் ஆயிட்டீங்க. பர்ஸ்ட் பர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் கொண்டாந்துட்டு கடலுக்குள்ள கை க மணலுக்குள்ள கால வெக்கிறேன்னு நெனச்சுருப்பீங்க. சரிங்க.
அதேதான். அதே மாரி தாங்க பண்ணிட்டு, ஆ அதுக்கப்புறம் என்னாச்சி அப்டின்னா, அ, மறந்துட்டோம். அப்ப வந்து எந்த ட்ரெயின்ல தான் எறங்குனோம் அங்க எறங்கின உடனே கொஞ்சம் மேல ஏறின, ஆ சுரங்கப்பாதைலயிருந்து மேல ஏறுனா, மெ மெரினா பீச் அப்டீங்கிற மாரி இருந்துச்சி. ஆனா, அந்த ஸ்டாப் என்னன்னு மறந்துட்டோம். <chuckles> அ, போன் பண்ணி ஏன் கேக்கணும்? ம்.
அப்புறம் எப்டி போனீங்க? அப்புறம் எப்டி போனீங்க? யார்ட்டயாவது கேட்டிங்களா?
அப்புறம் நாங்க மெட்ரோல பீச் அப்டின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னு, ப மெட்ரோல பார் பார்த்தமா, அ, ஓ! சரி சரி, மெட்ரோ மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி பீச்சில இறங்கிட்டா அவ்வளோதான். அது அங்கிருந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்து மேல ஏறுனா ரோடு ரோட்டுக்கு அந்த பக்கம் கடலுன்னு நெனச்சுட்டோம்.
சரிங்க.